அப்படீன்னு பேசிட்டு, அத அந்தக் காலங்கள் எல்லாமே ரொம்ப நினைவால இருக்குறது. இதுல வந்து என்னன்னா மறுபடியும் வந்து என்ன பண்றது? இப்ப வந்து அப்பறம் அப்பா, அம்மாலாம் முடிஞ்சக்கப்பறமா நாங்க குட்டிஸ்ங்க. நாங்க வந்து என்ன பண்ணிக்கிறது, உள்ளார மூழ்கி வந்து மறுபடியும் எண்ணிக்கைய போக ஆரம்பிக்கிறது. இப்படியே அழகான ஒரு தருணமாவே சூப்பரா போயிட்டு இருக்கும்ங்க. அதெல்லாம் சொல்லி விவரிக்கதுக்கான வார்த்தைகளே கெடையாது.
ஆஹா. ம்ஹ்ம். ம். அ அது தான். இப்ப இப்ப இப்ப பாருங்களேன். நீங்க ஒரு சம்பவத்த சொன்னீங்க, அழகா. நம்ம பிள்ளைங்க சந்தோஷப்பட்டோம். அது அந்த அந்த வயதுக்கு உண்டான ஒரு அழகான ஒரு அனுபவம். அத நம்ம தேடுறோம், கெடைச்சுருக்குது. அப்படி சொ ஆனா அந்தக் காலகட்டத்துல, அந்தக் கலாச்சார சூ குடும்ப சூழல்ல, பிள்ளைகள வளர்க்கப்பட்டது, தாய் தகப்பன் பிள்ளைகளோட இந்த பிணைப்புல, இந்த அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து கூட அந்தத் தண்ணியில முங்கி, மு மு பிள்ளைகளுக்கு முன்பாக, அ மூச்சு புடிக்கிற விளையாட்டு விளையாண்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது அது அத நீங்க இந்தக் காலத்தோட கொஞ்ச கம்பேர் பண்ணி பாருங்களேன். எந்தக் குடும்பத்திலயாவது இன்னைக்கு தாயும் தகப்பனும் பிள்ளைகளுக்கு முன்னால உட்காந்து அன்பா பேசிப் பாக்குறதையே கஷ்டமா இருக்கு, அப்டிதான? அப்ப
ம். ஆமாங்க. நேரமே கெடைக்கிறதில்ல சொல்லி முடிச்சுக்குறாங்க.
ஆ! அது எவ்வளவு இந்த இந்த இந்த வாய்ப்புல்லாம் இந்த வாழ்க்கையில நிச்சயமா நா அந்த நம்ம ப அ பழைய காலத்துல நம்ம அனுபவிச்ச நம்ம வாழ்க்கை சந்தோஷமான, இயற்கை சம்பந்தப்பட்ட வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா? இயற்கையோடு ஒன்றிப்போயி, நம்ம பிரயாசப்பட்டு, வெளியில ஓடி ஆடி விளையாண்டு, இந்த மாரி அனுபவிச்ச வாழ்க்கலாம், இந்த நாட்கள்ல மருந்துக்குக் கூட இல்லைங்க. அத நெனைக்கும்போது, நம்ம பிள்ளைகள நெனைச்சு நாம ரொம்ப துக்கப்பட வேண்டியதா தான் இருக்கு இல்லையா? ம்.
உண்மை தான். ஆமாங்க. எனக்கே கூட சில சமயங்கள்லாம் பாத்தீங்கன்னா, அந்த ஸ் இப்பல்லாம் சிலர் வந்து, அந்த போ பம்பு செட்ட வந்து வாய்க்கா எதிர்பக்கம் பாக்குறோம், வயல்வெளியில பாக்குறோம். ஆனா அந்தத் தொட்டி மாதிரில்லாம், அந்த மேரில்லாம் இல்ல. அது வெறுமன அந்த தண்ணி பாய்ச்சி வெறு வெளியில தான் தண்ணி போகுது தவிர, தொட்டி மாரில்லாம் அந்தக் காலத்துல கட்டி வச்சுருப்பாங்கல்ல. அந்த மேரில்லாம் இல்ல.
ம். ஆமா. அது தொட்டி கட்டி, கொஞ்ச தூரத்துக்கு அத சிமெண்ட்ல கால்வா போட்டு வெச்சிருப்பாங்க. எடையில அந்தக் கால்வாய்ல உள்ள நம்ம உருவத்துக்கு ஏத்த மாரி அந்தக் கால்வாக்குள்ள கூட உக்காந்து அந்த வர்ற தண்ணியில உக் வெளாடுவோம். அந்தச் சின்னப் பிள்ளைகளுக்கு அது வியர்த்தமா இருக்கு. ஐயோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான அ நினைவுகள்ங்க. நிச்சயமா. அ இதெல்லாம் இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்குக் கிடைக்கக் கூடாத ஒரு விஷயமாகத் தான் நம்ம பாக்குறோம். இவ்வளவு நேரம் அழகா அ. மாறிடுச்சு. ஆமா அது தான் உண்ம நீங்கச் சொன்னபொழுது. இப்படி அழகாக உங்க வீட்டாரோடு தங்கிய ஒரு சிறப்பான ஒரு அனுபவத்த, என்னோடு சுவாரசியமா, உங்க என்னுடைய பழைய நினைவுகள், உறவுகளையும், அந்த விடுமுறை நாட்களையும் அ நினைவு தக்கதாக படுத்தத்தக்கதான விதத்திலே ஒரு புதிய சந்தோசத்தை திரும்பவுமாக என்னிடத்திலே கொடுத்தது, அ உங்களோடு கூட இவ்வளவு நேரம் அழகாக இந்த விஷயத்தைக் குறித்து உரையாடியதிலே, ஒரு கொஞ்ச நேரம் ஒரு என்னை மறந்த ஒரு சந்தோசத்தை இந்தக் குழந்தைப் பருவத்திற்கு போய் நானும் அனுபவித்தேன். உங்களோடு பேசியதற்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
அ ஆமா. அதெல்லாம் இல்ல. ஆமா. மாறிருச்சு. கெடைக்கக் கூடாத விஷயமா மாறிப் போயிடுச்சு. என்ன பண்றது?